புரிகிறது. இது வந்து ஒரு கொஞ்சம், கொஞ்சம் சென்சிடிவான விஷயம் தான் இல்லைங்களா? தவறான கருத்துக்கள ஏதாவது பதவிடுறப்போ, அதற்கு எதிர்மறையான விளைவுகள் வருவதற்கான வ சாத்திய கூறுகளும் நிறைய இருக்கு. இந்த இதுல.
அதனால அவ் ஆமா அந்த மாரி இருக்கு, நீங்க வந்து அதிகமா பார்வையாளர்கள கவரணுன்னு சொல்லிட்டு தவறான வீடியோக்குள வந்து ப சில நேரம், அபத்தமான பேச்சுக்கள் பேசுவாங்க. ஆ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மதத்த புண்படுத்துற மாதிரி பேசுறது, இல்ல ஏதா ஒரு இனத்த புண்ப தவறுதலா பேசுறது, இந்த மாரி விஷயங்கள் என்னென்னா அது இப்போ காவல்நிலையம் வரைக்கும் பிரச்சனை வர மாதிரி ஆயிரும், அதனால வந்து ம் தொடக்கத்தில வந்து இந்த மாரி தொ தொடங்குறவங்க வந்து அவங்க அததான் பண்ணப்போறேன் நான் இதில எப்படினாலும் முன்னேறி வரப்போறேன்னு நினைச்சாங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட இந்த சோசியல் மீடியா மேலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
ஆமா. ஆமா. ஏனா இது ஒரு ம். சொல்லுங்க. ம். சரி. ஓ! அதுக்குனே தனியா ஆள்கள் இருக்குறாங்க இல்லைங்களா?
ஆ. அவங்களோட உதவிய நாடலாம், இதை வந்து எப்படி தொடங்கிறது? எந்த மாரி வகையில வந்து நம்ம அவங்களோட, ஆ பார்வையாளர்கள் அதிகப்படுத்துறது? எ ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்க மூலமா உதவி கேட்டாங்கனா பண்ணுவாங்க ஏன்னா, நிறைய நடிகர், நடிகைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா, பெரிய, பெரிய பிரபலமானவர்கள் எல்லாமே அவங்களுக்குன்னு இந்த, ஆ சமூக வலைதளங்கள உ கண் அதாவது நி ஆமா நிர்வகிக்கிறதுக்காகவே தனியா வந்து ஒரு மேலாளர் வச்சிருப்பாங்க, அவங்க தான் அத வந்து அவங்களுக்கு போடுறதே இப்போ இது போஸ்ட் எல்லாமே.
சரி. ம். ம். ம். ஆ த நிர்வகிறதற்காக தனி மக்கள் வச்சு இருக்கிறாங்க இல்லைங்களா? சேரி, சரி. புரிகிறது. இது வந்து அவங்க வந்து எத பேசுறாங்களோ, அத பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவான ச ப த ப அதாவது அத பத்தி அவங்க தெளிவா தெரிஞ்சிகிட்டு பேசுறது கொஞ்சம் நல்லது. அது நல்ல பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்லைங்களா இந்த இதில?
கண்டிப்பா இதுபோக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தமிழா தமிழ் மக்களுக்கான எ ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் இருக்காருன்னா, அவர் வந்து ஒரு ஊ தமிழ் அந்த தமிழ் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள வந்து நிறைய ஆ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமா பேசலாம் இல்ல, ஒரு க விழாக்கள் இருக்கலாம், பண்டிகைகள் இருக்கலாம், அது பேசலாம். ஆ இந்த மெமேன்னு சொல்லி உபயோகிக்கிறாங்க, அதில வந்து இப்போ உதாரணத்துக்கு பிக் பாஸ்ஸுன்னு சொல்லி இந்த ஷோ வந்து இப்ப இந்த 3 மாசங்களா ட்ரெண்டா ஓடும். அந்த இதுலேருந்து நிறையா போட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்வையாளர் அதிகரிக்கலாம் இல்ல, கி கிரிக்கெட் போட்டிகள் நடக்கும்போது அது சம்மந்தமா போடலாம். ஆ ஏன்னா கிரிக்கெட்டுக்கு இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து பார்வையாளர் அதிகம், அது சார்ந்து போடலாம் ஆனா, ஆ அரசியல் சார்ந்தோ இல்ல மதம் சார்ந்தோ பேசும்போது மட்டும், ஆ நல்லா அத தீர ஆராய்ந்து அ ஒரு சென்சிட்டிவா வந்து பேசணும்.
சரிங்க. ம். சரி. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. புரியுது. புரியுது. புரியுது. ம். ம்.